ஆ வணக்கம் அ தோழர். அம் ஸோ. நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற டாப்பிக் வந்து பார்த்தீங்கன்னா, அதிக விருப்பம் வந்தால் எப்படி தேர்வு செய் செய்கிறீர்கள்? ஸோ, நீங்க உங்க உங்களுக்கு விருப்பமான விஷயத்துல வந்து நிறைய விஷயம் இருக்கும். ஸோ, அதுல வந்து நீங்க அ எத வந்து நீங்க அதிகமா தேர்வு செய்வீர்கள்? அத பத்தி என்னிடம் கொஞ்சம் பகிர்ந்து கொள்றீங்ளா?
<inhales> கண்டிப்பா. கண்டிப்பாங்க. இது வந்து ஒரு அருமையான தலைப்புங்க. அதாவது நமக்கு நிறைய விஷயங்கள வந்து பார்க்கும்போது, நிறைய வி நிறைய வித நிறைய இத பழக்க விதங்கள புதிக் புடிக்குங்க. அந்த இடத்துல என்னத இத தேர்வு செய்யணும், அப்டிங்கிறது ரொம்பமே கடினமான ஒரு விஷயமா இருக்குங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு, என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மை சம்பவத்த சொல்றங்க. எனக்கு வந்து ஒரு மகிழுந்து வாங்கணும் அப்டின்றது என்னுடைய ஆசைங்க. எனக்கு வந்து இது ஏதோ ஒரு மகிழுந்து வாங்கணும் அப்டிங்கிறத தாண்டி. எனக்கு இந்த மகிழுந்து பத்தி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுதுனால, நான் வந்து எந்த மகிழுந்து வாங்கலாம், எந்தெந்த மகிழுந்து வாங்கலானு நிறைய விஷயங்கள் ச நினச்சு வச்சிருந்தேங்க. <inhales> ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ம மகிழ்ந்து எடுப்பேன். ஒன்னு ஆ அதுல வந்து ஒரு ஒரு மகிழுந்த ச எடுத்து வச்சிருப்பேன். இன்னொன்னு நிறைய ரொம்ப தூரம் போகக்கூடாது. அதாவது, மைலேஜ் நல்லா குடுக்கக்கூடிய ஒரு மகிழுந்து எடுத்து வச்சிருப்பேன். இல்ல பார்க்கறதுக்கு இந்த மகிழுந்து வந்து ரொம்பவே அழகா இருக்குது. அதுனால, இந்த மகிழ்ந்து எடுத்துக்குலாம் அப்டினு சொல்லி நான் நினச்சு வச்சிருப்பேன். <clears throat> இந்த மாரி இருக்கும் போதுங்க, இந்த எல்லா விஷயங்களுமே எனக்கு பிடிச்சிருக்கும். அதாவது, அ இதைய தாண்டி அழகா இருக்குதுன்னே ஒரு 4 கார எனக்கு புடிச்சிருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குதுன்னு நாலு கார் எனக்கு புடிச்சிருக்கும்.
ம். ம். ம். ம். ம் ம். <laughs> ஆ.
இந்த மாரி வரும்போது ம்ஹ்ம். அ பொதுவா அ ஒரு எடுத்துக்காட்டுக்கா சொல்றன். இது மாரி நிறைய விஷயங்கள எனக்கு புடிச்சிருக்கும். அதுல வந்து ஒரே ஏதோ ஒரு விஷயத்த அத்தனையில இருந்து ஏதோ ஒரு விஷயத்த நம்ம தேர்வு செய்யணும் அப்டிங்கிறப்போ, அது நமக்கு மிகவுமே ரொம்பவுமே கடினமா இருக்கும்ங்க.
சரி, சரிங்க. ஆமா. கரெக்ட்டு தான் நீங்க சொல்ல வர்றது. ஏன்னா நமக்கு கண்ணுக்கு முன்னாடி நிறைய பொருள்கள் இருக்குற அப்போ, நம்ம அத வந்து எத சூஸ் பண்றது. எத வந்து தேர்வு செய்றது அப்டின்றது வந்து, ரொம்ப கடினமா இருக்கும். ஆ உங்களோட ஆமா.
கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அப்டி இருக்கும் போது, நான் என்ன நினச்சேன் அப்டினாங்க, இப்போ இந்த ஆ முதல் விஷயோ விஷயம் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கணுங்க. இந்த அதுக்கு அப்புறம் நான் வந்து இந்த செஸ்சு கொஞ்சம் நல்லா விளையாடுவேங்க. செஸ் விளையாடுவதனுடைய முக்கியத்துவமே பார்த்தீங்கனா, அது செஸ் விளையாடுன்றவர்களுடைய முக்கியமான குணநலன் பார்த்தீங்கன்னா, அந்த 3 விஷயம் சொல்வாங்க. அதாவது ஒன்னு வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் இன்னொன்னு டிசிஷ டிசிஷன் மேக்கிங் இன்னொன்னு வந்துட்டு. அந்த தொலைநோக்கு பார்வைனு சொல்லுவாங்க. ஆ. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்காங்கன்னா, அந்த இடத்துல நம்ம என் எப்படிடே என்ன பண்ணனுங்கிறது, யோசிக்கறது கிரிட்டிக்கல் திங்கிங்னு சொல்வாங்க. டிசிஷன் மேக்கிங் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய திறன் வந்து அவங்களுக்கு நல்லா வளரும்னு சொல்லுவாங்க. கடைசியா வந்து அந்த தொலைநோக்கு பார்வை. இந்த ஒரு காயின்ன வந்து இங்க இருந்து முன்னாடி நகர்த்துனா, எங்க வரைக்கும் அ கடைசி எப்டி போய் முடியும். அப்டிங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சா தான் நகர்த்துவாங்க இல்லைங்ளா?
கண்டிப்பா. ஓ! கண்டிப்பா, கண்டிப்பா. ம். ஆமாங்க. கண்டிப்பா.
அதே அது தாங்க அதே தாங்க இங்கேயும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். இப்ப வந்து நான் இந்த மகிழுந்து வாங்கினே அப்டின்னா, நான் கடைசி இதுக்கு பின்னாடி என்னென்ன பெச பிரச்சனைகள் சந்திப்பேன். இதுக்கு என்னென்ன சவால்கள் வரும், என்னென்ன நன்மைகள் இருக்கும், அப்டின்கிறத ரொம்ப தெளிவா பார்க்க ஆரம்பிச்சங்க.
ஓ! சரி, சரிங்க.
இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு என் கண்ணுக்கு நல்லதா, நல்லா அழகா இருக்குற 1 மகிழுந்தா பார்த்து வாங்குனேனு வையுங்களேன், அது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா, ஓட்டுறதக்கு ஆகட்டும், இல்ல அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பிரச்ச ஒரு செலவு வருதுன்னா, அது அதுக்காகட்டும். இந்த மாரி விஷயங்கள்ல்லாம் பார்க்கும்போது, அது ஒத்து ஒத்து வருமான்னு பார்த்தா அது கண்டிப்பா வாழ்க்கைக்கு ஒத்து வராது இல்லிங்களா?
ம். கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ஆமா.
அதுனால அது வேணாம் அப்படிங்கறத முதல் முடிவு பண்ணிட்டேங்க. அடுத்தது இந்த ஹை பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்க காரா அல்லது இந்த மைலேஜ் அதிகமா இருக்கக்கூடிய காரான்னு பார்த்தேன். பார்க்கும்போது ஏன்னா, எனக்கு வந்து இது எது முடிவு பண்ணுறதுன்னே எனக்கு புரியலைங்க. ஏன்னா ஏன்னா ஏன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்க காரா புடிக்கும். இந்த கார் டிரிஃப்ட் சொல்லுவாங்க இல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா?
அ. ம். ஆமா, ஆம். ஆமாங்க, ஆமா.
அது வந்து எனக்கு ரொம்பவுமே புடிச்ச ஒரு விஷயம். அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா? கண்டிப்பா, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்க கார் மட்டும் தான் பண்ண முடியும். அதனால அந்த கார் வாங்குறதா? அல்லது நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாரி க கம்மி விலையில நல்லா ம மைலேஜ் அதிகமா, அதாவது 1 லிட்டர் பெட்ரோல் ஊத்தினோம் அப்படின்னா, ஒரு 20 கிலோமீட்டர், 25 கிலோமீட்டர் அந்த மாரி போற மாரி, ஒரு நல்ல மைலேஜ் காரா வாங்கலாமா? இல்ல இந்த பெர்ஃபார்மன்ஸ் காரா வாங்கலாமாங்குறது, என்னுடைய ரொம்ப நாள் இது வந்து ஒரு மனதுக்குள்ள ஒரு போராட்டம்னே கூட வச்சுக்கோங்களேன்.
ஆமாங்க, கண்டிப்பா. ம். ஆமாங்க, இது ஆமா இது உங்களுக்குன்னு இல்ல, எல்லாருக்குமே பொதுவாவே வந்து இந்த ஒரு அ இது தேர்வு செய்கிறதுன்றது ரொம்ப கடினமாதா இருக்குங்க. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பா வேணும். அதே டைமில, நமக்கு இந்த மைலேஜ் அப்படின்ற ஒரு இதுவுமே வந்துட்டு நம்ம ஏன்னா இப்ப நம்ம டெய்லி வண்டி எடுத்து ஓட்டுறோம். அ வ மகிழுந்து எடுத்து ஓட்டுறோம். அப்படின்றப்போ, அந்த டைம் அந்த இடத்தில வந்து நம்ம மைலேஜ் தான் வந்துட்டு நம்ம ரொம்ப இப்ப பெர்ஃபார்மன்ஸ வந்து நம்ம அதிகமா இருக்கிற மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம மைலேஜ் வந்து ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்ங்க. அ அ அ தின தினசரி அ தினசரியா போறவங்க இருக்காங்க இல்லைங்களா, தினசரி கார்ல போறவங்க, தினசரி போய்ட்டு வரவங்களுக்கு எனக்கு என்னை என்னை பொறுத்த வரைக்கும் அதிகமா மைலேஜ் தரக்கூடிய மகிழுந்து தான் வந்துட்டு பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேங்க.
கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ஆமாமா. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அது மட்டும் இல்லாம, முக்கியமா வந்து பார்க்கும்போது நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை இல்ல. எனக்கும் அவ்வளவு சம்பளம் எல்லா கிடையாதுங்க. அப்படி இருக்கும்போது நான் திடீர்ன்னு எனக்கு பர்ஃபார்மன்ஸ் அதிகமா வேணும்ன்னு ஒரு தொ மகிழுந்து வாங்கிட்டு அதுக்கு கஷ்டப்படுற நேர
ஆ.
கம்னு இந்த மைலேஜ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நல்ல காரா பார்த்து வாங்கிவிடலாம் அப்படிங்கிறது எனக்கு முடிவு வந்தது. அ தோணிச்சுங்க. ஆ இது எப்படி தோனிச்சுன்னு பார்த்தீங்கனா, எனக்கு வந்து இது தோனல. நான் வந்து து ரொம்ப நாள் இந்த போராட்டத்திலேயே தான் இருந்தேன்ங்க. நான் வந்து என்னுடைய நண்பர் ஒருவர்ட போய் இத பற்றி பேசினேங்க. அந்த நண்பர் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கார் வைச்சிருக்காரு. அவருடைய கார்ல தான் வந்து இந்த டிரிப்டுல்லாம் வச்சி பல பண்ணி பழகுனதுங்க.
ஓ. ம். சரி. ம்.
அவர்ட போய் கேட்டேன். பொதுவா அந்த மாரி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த இந்த நல்ல இப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற கார் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு கேட்டா, "இந்த காரே வாங்கு, இந்த மாரி காட் கார் வாங்கிரு. நாம எப்ப வேணா சம்பாரிச்சுக்கலாம். எப்ப வேணா செலவு பண்ணிக்கலாம். அது வாங்கி ஒரே முறை வாங்குறது" அது மாரி தான் சொல்லுவாங்க.
ம்.
ஆனா, இவரு வந்து என்ன சொன்னார்னா, எ என்னுடைய ரொம்ப நீ நெருங்கிய நண்பரா இருக்குறதனால, என்னுடைய நலத்துக்காக நிறைய விஷயங்கள் சொன்னார்ங்க.
ஓ!
நாம வந்து எந் எப்போ வேணா இந்த மாரி நாம் நா கொஞ்சம் நாட்கள் ஆனதுக்கப்புறம், "உனக்கு சம்பளம் அதிகமானதுக்கப்புறம் இந்த மாரி ஒரு நல்ல கார் வாங்கி, நீ கண்டிப்பா எப்பனாலும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கோ"
ம்.
"இல்ல உனக்கு வந்து இந்த மாரி ஓட்டணும் அப்படினு ஆச இருந்ததுனா, என்னுடைய மகிழுந்து எங்கேயாவது எடுத்துட்டு போய் நீ ஓட்றதுனா ஓட்டிக்கோ. ஒன்னும் பிரச்சனையே இல்ல. இதுக்காக நீ வந்து இவ்வளவு செலவு பண்ணி உங்க வீட்ல இருக்குற கஷ்டத்த கொஞ்சம் யோசித்து பார்." அப்படினு சொல்லி சொன்னாங்க.
ம்.
அப்பதான் நான் யோசிச்சேன். "ஆமா நம்ம வீட்டு கஷ்டம் இவ்ளோ கஷ்டம் இருக்கும்போது, நம்ம மட்டும் எப்டி சந்தோஷமா இப்டி ஒரு கார் வாங்கிட்டு இப்டி சுத்த முடியும்."அப்டி சொல்லி யோசிச்சேங்க.
கண்டிப்பாங்க. ம். ஆமாங்க. க
எனக்கு அந்த இடத்துல என்னுடைய விருப்பம் என்னதான் 2மே புடிச்ச கார் தான். ஆனா, இருந்தாலும் நான் முன்னுரிமை அதிகமா குடுக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் குடுத்துட்டு இருந்தேன்.
ம்.
இதுல எத தேர்வு செய்றது? ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கும்போது, அந்த கண் பார்க்கறதுக்கு அழகா இருக்கற அந்த மகிழுந்ததா விட்டுட்டேன். ஆனா இதுல பார்க்கும்போது எனக்கு இது 2மே 2க்குமே ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்தது. இந்த மைலேஜ் இருக்க கார வாங்குனாலும் நமக்கு வந்து நல்லா அ மைலேஜ் நல்லா குடுக்கும், நம்மளோட காசுகள மிச்சப்படுத்தும் அப்டிங்கிறது எண்ணம். அதேமாரி பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்க கார நம்ம பாத்தாலும் நமக்கு வந்து, அந்த அ YouTubeல வீடியோக்கள்லாம் போடறது மூலியமா நாக நமக்கு நல்ல ஒரு வருமானம் வரும் அப்படிங்கிறது ஒரு எண்ணம்.
ம்.
இது வந்து எத தேர்வு செய்றதுனு முடிவு பண்றதுக்கு என்னுடைய நண்பர் வந்து ரொம்பவுமே எனக்கு அ உதவி செஞ்சாருங்க.
ம். ம் கரெக்ட்தாங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து அ அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய மகிழுந்த அ சூஸ் பண்ணி வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடிதான் நம்ம வருத்தப்படுவோம். ஏன்னா அன்றாட நம்ம பெட்ரோல் செலவு பண்றது இருக்கு இல்லைங்களா, அது வந்து கண்ணுக்கே தெரியாம அவ்வளோ காசு நம்ம வந்து செலவு பண்ற மாரி இருக்கும். ஏன்னா இப்போ பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய மகிழுந்துகள்ல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு லிட்டர் அ நம்ம பெட்ரோல் ஊத்துனோம் அப்டின்னா, அ அதிகபட்சமே வந்துட்டு ஒரு 12, 15 இவ்வளவுதான் குடுக்குதுங்க. அ சோ அப்டி இருக்கறப்போ நீங்க வந்து, அ ஒரு அ ஓர் ஒரு எடத்துக்கு போய்ட்டு வரணு அப்டின்னாலே, அதிகமான தொகை வந்து நீங்க செலவு செய்ற மாரி இருக்கும். அதுக்கு வந்து உங்களுக்கு மைலேஜ் தரக்கூடிய கார் தான் பெஸ்ட் எப்பவுமே. ஏன்னா இப்ப வந்து மைலேஜ் தரக்கூடிய கார்கள்லயுமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு இருக்கும். அதுலயுமே வந்து ரொம்ப குறை சொல்ற அளவுக்குல்லாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்காதுங்க. நம்ம பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா வச்சு நம்ம என்ன பண்ண போறோம். அவ்வளோ ஸ்பீடா போய் என்ன பண்ண போறோம்? ஒரு என்ஜாய்மென்ட் இருக்கும் தான், த்ரில்லிங் இருக்கும் தான், நான் இல்லன்னு சொல்லல. இருந்தாலும், அ மைலேஜ் தான் வந்துட்டு அ முக்கியத்துவம் அப்டின்றது என்னோட கருத்துங்க இதுல.
ம். ம். ம். அதே தாங்க என்னுடைய நண்பரும் சொன்னாரு. ஆனா நீங்க சொன்ன கார் அந்த மை அந்த பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்க காருடைய மைலேஜ் சொன்னீங்க இல்லைங்களா? <chuckles> அதுல விட பாதி தாங்க நான் பார்த்த கார்க்கு. வெறும் 5லருந்து 6 கிலோமீட்டர் மட்டும் தான் ஒரு லிட்டர்க்கு போகுங்க அந்த கார். அது ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ். அது 'ஸ்போர்ட்ஸ் ப்லஸ் மோடு' வச்சுட்டு, பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவுமே அதிகமா இருக்கும். பயங்கரமா! அந்த BMW ன்னு ஒரு கார் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கிங்களா? அதுதாங்க, அதுதாங்க நான் செகண்ட் ஹேண்ட்ல ஒரு 21 லட்சத்துக்கு கிடைச்சுது பார்த்திருந்தேன். சரி அது வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணம். அந்த கார் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். ஓட்டுறதக்கும் அத விட பயங்கரமா இருக்கும். இந்த விஷயத்தனால நான் வாங்கலாம்ன்னு நெனைச்சிருந்தேன். ஆனா அ என்னுடைய நண்பர் சொன்ன இந்த விஷயம் எனக்கு ரொம்பவுமே பயனுள்ளதா இருந்தது. அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் எல்லாம், நண்பர்களா இருந்தாலுமே அட்வைஸ் குடுப்பாங்க. நீ இதை வாங்கு இதை வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் குடுப்பாங்க. என்னுடைய நண்பர பார்க்கும்போது, "உனக்கு அப்படி ஓட்டணும்னு தோனுச்சுன்னா என்னுடைய மகிழுந்து எடுத்துட்டு போய்க்கோ. உனக்கு எங்க வேணுமோ ஓட்டிட்டு போய்க்கோ. பெட்ரோல உனக்கு வேணுங்கிற அளவுக்கு நீ அடிச்சுக்கோ. அதுக்கு காசு குடுக்கிற அளவுக்கு ஏன்னா என்ட காசு இல்லை. உனக்கு வேணுங்கிற அளவுக்கு நீ பெட்ரோல் அடிச்சு, நீ எப்ப வேணாலும், எங்க வேணாலும், எடுத்துட்டு போய்க்கோ." அப்படின்ற மாரி சொல்லி எனக்கு ரொம்பவுமே என்னை பாரா எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டா இருந்தாருங்க.
ஆமா. <chuckles> ஓ! <laughs> ஆமாமாமாமா. ஆமா. ஓ, சரி. ம். ம். ம். ம். ம். அதுதாங்க. அம். அ.
உங்க கூட பேசினதில மிக்க மகிழ்ச்சிங்க. இவ்வளோ நேரம் என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்றதற்கு எனக்கு ரொம்பவுமே பயனுள்ளதா இருந்தது. நீங்க கேட்ட கேள்விகள் என் கூடே அத ஆக்டிவா இருந்த விஷயம் எனக்கு ரொம்பவே புடித்திருந்தது. உங்க கூட பேசினது மிக்க மகிழ்ச்சிங்க. நன்றி!
ஆ. அ. நன்றிங்க. நன்றிங்க.